பள்ளி அப்படின்னா, அந்த நினைவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பள்ளியில இருக்கிற அந்த நாள்கள் வந்து, எத்தன வருடம் ஆனாலும் சரி, நம்ம வயதாகி போனாலும் சரி, என் பிரண்டோட பேரு இதுதான், அப்படின்னு. என்னோட பர்ஸ்ட்டு டீச்சரோட பேரு இதுதான், அப்படிங்கிறத நம்ம அழகா வந்து என்ன பண்ணிருவோம்னா, சொல்லிருவோம். அப்படி இருக்க ஒரு பள்ளி க பருவத்துல, அந்த ஒரு பள்ளி நாட்கள் முடிந்த தருவாய் எப்படி இருந்துச்சு, அத பத்தி சொல்ல முடியுமா என்கிட்ட?
ஆமாங்க. கண்டிப்பா. ஏன்னா பள்ளின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து, <tsk> சந்தோஷமாவும் இருக்கு. ஏதோ மனசுல வந்து அவ்ளோ ஏதோ ஒரு மாதிரி கடி கஷ்டமா இருக்கு. ஏன்னா, பள்ளி நாட்கள வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அது ஒரு சிறந்த ஒரு அனுபவம். அதுல நெறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்ருக்கோம். இப்ப வரைக்குமே நெறைய உறவுகள் நீடிச்சுட்டிருக்கு. "பள்ளி" அப்படின்னு சொன்னாலே முதல் முதல்ல நம்ம போம்போது அழுதுகிட்டு போவோம். ஆனா அதே கடைசி நாளு அழுதுகிட்டே தான் திரும்ப வருவோம். ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு ஒரு நம்மளோட வீடே வந்து பள்ளிக்கூடம் தான். எனக்கு வந்து பள்ளி அப்படின்னு சொல்லும்போது பர்ஸ்ட்டு நினைவில் வர்றது என்னோட யூனிபார்ம் தாங்க. என்னோட சீருடை தான். ஏன்னா அந்த சீ
அப்படி என்ன ஸ்பெஷல், அந்த சீருடைல?
ஏன்னா, நான் படிச்சது வந்து மகளிரு பள்ளிக்கூடம்ங்க. எல்லாருமே மகளிராதான் இருப்போம். இப்போ இப்ப பசங்க, பொண்ணுங்க 2 பேருமே படிக்கும்போது, அ சரி பசங்க இருக்காங்க, பசங்க முன்னாடி பொ பெண்கள் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டா, அ "என்னது? பசங்களே அமைதியா இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. எங்க ஸ்கூல்ல வந்து பள்ளியில, "நாங்க தான், நாங்க நாங்க வச்சது தான் சட்டம்." அப்படிங்கிற மாரி ஆடும்போது, எங்களோட அடையாளமே அந்த வந்து அந்த சீருடை தான். அந்த சீருடைய பார்க்கும்போது இன்னுமே என்னோட கண்கள்லாம் கலங்கும். அவ்ளோ ஒரு எப்படி சொல்றது? அது அத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, என்னோட பள்ளி பருவத்த தான் நான் நெனச்சு பாப்பேன். அத நெனச்சு பார்க்கும் போதான் என் கஷ்டத்துல இருந்தே நான் வெளிய வருவேன். அந்த மாதிரி ஒரு
அவ்வளோ ஒரு ஆனந்தமான பள்ளி பருவம் இல்லைங்களா? எத்தனாவது முடியும் அந்த மகளிர் பள்ளியில வந்து படிச்சிங்க?
ஆமா. எனக்கு வெவரம் தெரிஞ்சதிலிருந்தே நான் பல மகளிர் ப இதுல தாங்க படிச்சுட்ருக்கேன்.
அதாச்சும் 10ஆம் வகுப்பு முடியவா, இல்ல 12ஆம் வகுப்பு முடியவா?
இல்ல. 12ஆம் வகுப்பு முடியற வரைக்குமே நான் வந்து, ப மகளிர்க ஆமா. அந்த ஒரே பள்ளிக்கூடம். அதுவும் அதுல என்ன இதுன்னா, நம்ம பள்ளி படிக்கும்போது ம் எப்படி சொல்றது? இப்போ ஆண்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அது பெருசா தெரியாது. <tsk> ஆனா பெண்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஒரே 1 அ ஆசிரியர் மட்டும் தான் ஆணா இருக்குறாரு. அதுவும் என்னன்னா, பீ.டி சார்னு சொல்லுவோம். விளையாடுறதுக்குன்னு வச்சிருப்பாங்க இல்லையா! அவங்க மட்டும்தான். அந்த ஒரு சார நாங்க பார்க்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கெல்லாம் போன நாட்கள்லாம் இருக்கு. இதான் இதுதாங்க. இப்ப நெனச்சாலும் அது வந்து <tsk> அந்த மழலை மொழி மழலை அந் அந்த மாதிரிதானே நமக்கு ரொம்ப அதிகமா வெவரமும் தெரியாது. அதுவும் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் மகளிரா இருக்கும்போது சும்மா எங்க ஸ்கூல்ல ஒரு 4 பசங்க போனாலே, ஏதோ, "அ வேற கிரகத்துல இருந்து யாரோ வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க ஸ்கூ பள்ளிக்கூடம் வந்து ரொம்பவே ஒரு ம் எப்படி சொல்றது? கட்டுப்பாடான ஒரு கிறிஸ்துவ மகளிர் பள்ளிக்கூடம்ங்க அது. அதனால
ஒரே ஸ் ஒரே பள்ளிக்கூடம் தான். அச்சச்சோ! ஆ. ஓ! அப்பத்துலந்து வந்து ரொம்ப அதுல வந்து விதிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையா இருக்குங்க. நானும் வந்து
ஆமாங்க. ஷால் வந்து நம்ம போடுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷால் வந்து குட்டியா போடக்கூடாது. அப்படியே தொங்கணும். ஆமாங்க.
அது பக்கம் 2 பக்கமும் பின் பண்ணனும். கண்டிப்பா பின் பண்ணியே ஆகணும். இல்லையா பனிஷ்மென்ட் தான்.
ஆமா. அதுவும் 2 பக்கம் அப்படியே, <tsk> நம்ம வந்து ஸ்டைலுக்கு இத்துநூண்டு போட்டுட்டு பின் பண்ணுவோம். அவங்க, "கழ்ட்டு, நீ போடு!" ஏன்னா அங்க எல்லாருமே வந்து மகளிர் ஆசிரியர்கள் தானே. அதனால அப்பவே கழட்ட வச்சு, அப்பவே பின் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து, தலவாரி அந்த நம்ம முடியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து வெட்டவே முடியாது.
2 ஜட தான் போடணும். அதுவும் ரிப்பன் வச்சு தான் பின்னனும்.
என் கண் ஆமாங்க. கண்டிப்பா. அதுவும் திங்ககிழம ஆச்சுன்னா, நம்ம அப்படியே நம்ம நம்ம குளிச்சுட்டுல்லாம் போவோம்ல. அஹ்ஹ. பூ வைக்கக்கூடாது, கையில வளையல் போடக்கூடாது, கால்ல கொலுசு போடக்கூடாது. கம்மல் வந்து எப்படி போடணும்னா, காதுக்கு ஒட்டுன மாரி தான் இருக்கணும், கீழ தொங்கக்கூடாது.
பூத்தோடு ஆடக்கூடாது.
ஆஹான். ஆடக்கூடாது. காதுக்கு ஒட்டி அடக்கமா இருக்கணும். அப்படி போட்டு வந்துட்டோம்னா, கழட்டி வச்சுட்டு, அது அ தங்கமா இருந்தாலும் அத கழட்டி வச்சுட்டு, ப இப்ப நம்ம பெற்றவர்கள வர சொல்லி, அவங்க கிட்ட சொல்லி, இந்த மாதிரிதான் போடணும், இதுதான் விதிமுறை, அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவ்ளோ கட்டுப்பாடு இருந்தாலுமே, எங்களோட பள்ளி பருவம் எப்படி போச்சுன்னா, ன் நான் 10வது படிக்கிறேன். எனக்கு ரொம்பவே நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட 10வது பருவத்த வந்து நான் மறக்கவே மாட்டேன். அப்பதான் என்னோட பப்ளிக் எக்ஸாம். அந்த பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? 10வுதுல. அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? "ஏய், படி, படி, படி!" படிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துரணும். நைட்டு ஈவினிங் கிளாஸ் இருக்கும். நைட் கிளாஸ் இருக்கும். அது எல்லாமே வச்சாலுமே, அவ்ளோ ஒரு ஆனந்தமான பருவம்னா, அது தான் நாங்க சொல்லுவோம். அம்.
ஆமா. ஆமாங்க. எல்லாருக்குமே அந்த 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு வந்து முதல் முறையா எழுதப்போறோம் அப்படிங்கிற அந்த பயமும், உயிருக்கு பதட்டமும் இருக்கும். ஆனா அதுக்கு எடையில, அந்த சிறப்பு வகுப்புகள் சொல்ட்டு நமக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டம்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. காலையில நான்ல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? 7 1/2 மணி 7 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கணும் அங்க. அப்படி இல்லையா? 6 1/2 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கணும் சில நம்ம வந்து சில வகுப்புகள் க கணிதத்துலல்லாம் ஒரு பொதுவாவே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கொஞ்சம் வந்து வேகம் குறைவா இருக்கும் இல்லையா, போட்டு பார்க்குறதுல! அதனால வந்து 6 1/2 மணிக்கெல்லாம் வந்து முழிச்சு உட்கார்ந்துருக்கணும்பாங்கயா. அங்க போய் உட்கார்ந்திருக்கணும். அதுவும் வந்து குளிச்சிட்டு தான் போய் நல்லா ஒரு மூஞ்செல்லாம் தெளிவா இருக்கணும், இல்லையா? அங்க இருக்க சார் வேற திட்டுவாரு, "என்ன அப்படியே தூங்கி எந்திருச்சு வந்துட்டியா நீனு?" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அதெல்லாமே நல்லா இருக்கும்ல்ல! ஒரு அழுத்தம் இருந்தாலும் நல்லா இருக்கும்.
ஆமா. ஆமாங்க. ஆமா. அது வந்து ஆமா. ஆமாங்க. அதுவும் ம். மாலை வகுப்புகள் வைப்பாங்க பாருங்க, மாலை 8 மணி வரைக்கும் இருக்கும். சில டைம் வந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பொதுத்தேர்வு முடிஞ்சு, 10ம் வகுப்புல இந்த பொதுத்தேர்வு முடிஞ்சு, நம்ம 11ம் வகுப்புக்கு அதே பள்ளிக்கூடத்துல போம்போது சில பேர் வந்து மாறிருவாங்க, சில பேர் வந்து புதுசா வந்து ஜா அ சேருவாங்க, இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம தான் கெத்து போடுவோம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்கூல் ஆச்சே. நான் தான் அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பெரிய ஆனா இத்தனைக்கும் நான் வந்து, ரொம்ப நல்லா படிக்கிற மாணவியும் கெடையாது, ரொம்ப கீழ போற மாணவியும் கெடையாது. நம்ம வந்து கடைசி வகு கடைசி பெஞ்ச் ம். கடைசி பெஞ்ச் மாணவி நான்லாம். அப்ப எப்படி இருப்பேன்னு பாருங்க. அது அதுவும் என் ஸ்கூல்ல போய் என் பேர் சொன்னா போதும், "அவளா? ஐயோ! அடங்கவே அடங்காது அதெல்லாம். அதெல்லாம் எங்க உருப்ட போது?" இப்படியேதான் சொல்லுவாங்க என்னைல்லாம் எங்க
நடுத்தரம். அப்பனா பாருங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்கங்க நீங்கள்லாம். ஆசிரியர்கள்ட்ட எதாச்சும் ஒரு குறும்பு பண்ணுவீங்களா? இங்க இல்ல பள்ளியில மாணவர்கள்ட்ட எதாச்சும் குறும்பு பண்ணி அ ஆசிரியர்ட்ட மாட்டுன தருணம்லாம் இருக்கா?
அதெல்லாம் ரொம்ப நெறையாவே இருக்குங்க. ஏன்னா இப்ப
எதாச்சும் 1, 2 ஞாபகம் இருக்க சொல்ல முடியுமா?
எ ஆ. இப்போ மாலை வகுப்பு வைக்கும்போது, நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த "இப்ப தேர்வு இருக்கு, படிச்சுக்கோங்க." இ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வ இது வைப்பாங்க. டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நான் தான் படிக்க மாட்டேனே. என்னோட தோழி கிட்ட கொஞ்சம் காட்டு காட்டு காட்டு அப்படிம்பேன். அத வந்து தூரத்துல இருந்து ஆசிரியர் பாத்துப்பாங்க. பாத்த ஒடனே என்னை கூப்பிட வேண்டியதுதானே? என்ன பண்ணுவாங்க? நான் போய் பேப்பர் குடுக்கும்போது, "எங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் திரு திருன்னு முழிப்பேன். அம் அப்ப
ஆமா. ஐயய்யோ! நல்லா வசமா சிக்க வச்சிருக்காருங்க, உங்க ஆசிரியரு. சும்மா, "பாக்காத, ஏய் பாக்காத!" அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு, நல்லா பிளான் போட்டு சிக்க வச்சிருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சு?
ஆமா. ஆ. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு, "எங்க நீ சொல்லு." அப்படிம்ப. நான் திரு திருன்னு முழிச்சுட்டு, சார்! நீங்கதான் பாத்துட்டீங்கள மேம். அ மிஸ்ன்னு தான் கூப்பிடுவோம் நாங்க. அ மிஸ் நீங்க தான் பாத்துட்டீங்கள நான் பாத்து எழுதுறத, அப்பவே சொல்ல வேண்டியதுதானேங்காட்டி. "ஓ! உனக்கு இவ்ளோ திமிரு பேச்சா? போ போய் பிரின்சிபால பாரு!" அப்படி சொல்லிருவாங்க. சில சில சமயத்துல நாங்க 3 பேர் தோழிகள் இருப்போம். ஒருத்தி வந்து கிளாஸ் 1 அவதான் சூப்பரா படிப்பா. இன்னொருத்தி வந்து மீடியம். நான் தான் கொஞ்சம் மக்கு ஆச்சே! ஆனா ஃபெயில்லாம் ஆக மாட்டேன். இந்த ஜஸ் ஆமாங்க. இந்த ஜஸ்ட் பாஸ் ஆவேன்ல, அந்த கேட்டகரி நானு. அப்படி இருக்கும்போது இவங்க நாங்க 3 பேரும் பக்கத்து பக்கத்துலயேதான் ஒக்காந்துட்டிருப்போம். இந்த மாலை வகுப்புகளா இருக்கட்டும், இல்ல வகுப்பு நடைபெறும்போதா இருக்கட்டும், நாங்க சும்மா பேசும்போது, என்ன பண்ணுவா? அந்த நல்லா படிக்கிறவதான் பேசுவா. தொண தொண தொண தொண தொணன்னு கிளாஸ் நடக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா, மிஸ் அவள விட்டுட்டு, இந்த நடுல நல்லா படிப்பால்ல அவள புடிச்சு திட்டுவாங்க. திட்டி, கூப்ட்டு மேமோட காலுக்கு கீழ ஒக்கார வச்சிருவாங்க. "வா, என் பக்கத்துல உக்காந்து படி." அப்படின்னு சொல்லி, அதுவும் செவுத்த பாத்து ஒக்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறமும் இவ அடங்குவாளா, இந்த நல்லா படிக்கிறவ? அடங்கவே மாட்டா. கடசில திரும்பி, என்கிட்ட வருவா. நான் வந்துட்டு, "இப்ப என்ன? நானும் இன்னொரு கால் கிட்ட போய் ஒக்காந்து பேசணுமா? உனக்கு அதான் ஆசையா?" அப்படின்னு நான் கேப்பேன். "ஏய், இல்லடி, இல்லடி." அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆச்சு, நல்லா நான் காமெடி பண்ணிட்டேன். கிளாஸே அவ்வளவு அமைதியா இருக்கு.
ம். ஐய்யயோ! அப்ப மக்கு தான் வந்து உருப்டும். ஆ. சரி. சரி. ஐய்யயோ! ஆ. இது என்ன ஆச்சு? இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப வந்து அந்த பேப்பர வாங்கிட்டு உங்கள வந்து பிரின்சிபால போய் பாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்கள, அப்புறம் என்ன ஆச்சு?
ஆமா. அப்புறம் என்ன, அங்க தலைமை ஆசிரியருக்கு தெரியும், "இதுவா என்ன கத இன்னைக்கு?" "இல்ல. நான் பாத்து எழுதிட்டேன், நான் படிக்கவே இல்ல." "நீ தான் படிக்க மாட்டேன்னு தெரியும்ல, போய் தொல!" அப்படீன்னு. அதான் ஆ, ஆ. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இது இது வந்து அப்படித்தான், அப்படிங்கிறதுனால அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல என்கிட்ட. அதனால இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் சொன்னேன்ல பீட்டி சார் கிட்ட போ சொல்லுவாங்க. அவர் வந்து விசில் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த சா அந்த எப்படி சொல்றது? அந்த நூலோட சேர்ந்த விசில் வரும். அத விசில கைல புடிச்சுட்டு, ஒரு இழு இழுத்தாருன்னு வைங்க முதுகுல, அப்படியே ப அப்படியே தடிச்சிடும். அவர் கிட்ட போ சொல்லுவாங்க. அவர் கிட்ட போ சொன்னா மட்டும் நான் கொஞ்சம், "இல்ல மேம். நான் தெரியாம பண்ணிட்டேன் சிஸ்டர், மன்னிச்சிருங்க சிஸ்டர்" அப்படின்னு. ஆமா. அப்படியே கால்ல விழுந்துருவேன். இல்லனாலும் 2, 3 வாட்டி அடிச்சுட்டு நம்மள அடிச்சா கூட பிரச்சன இல்ல. நம்மள எதாவது திட்டிட்டாங்கன்னு வைங்க, நான் அப்படியே மொறைப்பா நிப்பேன், அப்படியே வேணும்னே நிப்பேன். ஒரு வாட்டி, ஏதோ எங்க வகுப்பறையே ஏதோ பண்ணிட்டோம், நாங்க. அமைதியா இல்லாம கத்திக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணாங்க? உச்சி வெயில், 12 மணிக்கு கொண்டு போய் வெயில்ல நிக்க வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அ என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன், என் கைல கர்ச்சீப் இருந்தது. அத காலுக்கு கீழ போட்டு நம்ம கர்ச்சீப் தான் சின்னதா இருக்குமே, கைக்குட்ட. அத கீழ போட்டு நின்னது சார் பாத்து தொலைஞ்சுட்டாரு. பாத்தோனே என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அனுப்புச்சுட்டு என்னை மட்டும் நிக்க வச்சாரு. அ நிக்க வச்சங்காட்டி, "இனிமேல் பண்ணுவியா?" அப்படின்னு காட்டி. "என்னால சூடு தாங்க முடியலிங்க சார், நான் அதனால தான் நான் அப்படி பண்ணேன்" அப்படின்னு நான் சொல்றேன். அப்பவும் கேக்காம, "அப்ப, எல்லா நிக்கிறவங்கல்லாம் என்ன?" அப்படின்னு. நிக்கிறவங்களும் நெறைய பேர் ஃபிராடுத்தனம் பண்ணிட்டு, பேப்பர்ல்லாம் கீழ போட்டு அங்க குப்பெல்லாம் இருந்துச்சு, அது மேலெல்லாம் ஏறி நின்னாங்க. சார்! இப்படித்தான் சார் பண்ணாங்கன்னு சொன்னா, அவர் என்னையே ரொம்ப நம்மளையே கார்னர் பண்ணுவாங்கள, அந்த மாதிரி என்னையே கார்னர் பண்ணாரு. நான் என்ன பண்ணேன், அப்படியே நின்னுட்டேன். சரி போ இன்னாரு. நான் போகவே இல்ல. அவர் சொல்லி 10 நிம்ஷம் அப்படியேதான் நின்னுட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஆசிரியர், என் வகுப்பு ஆசிரியர், அனைவரும் வந்தாங்க. வந்து வா போலாம்ங்காட்டி, நான் சொல்றேன், "இவர் கேக்காம என்னை அப்படியே நிக்க வச்சுட்ருக்காரு, என்னால முடியலன்னு தான நான் கர்ச்சீப் போட்டு நிக்கிறேன், இப்ப எவ்வளோ நேரம் வேணாலும் நான் நிக்கிறேன்." அப்படின்னு நான் ஒரு பிடிவாதமா நின்னுட்டேன். அப்ப வந்து, சாரே என்ன பாத்து பயந்துட்டாரு. அப்புறம் வந்துட்டு, "சரி, போ!" அப்படின்ட்டு, அப்புறம் யாருமே இல்ல. அப்புறம் ப்ரின்சிபலே வந்து, அ "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டங்காட்டி. "இந்த மாரி ஆச்சு ஸ் சர். எல்லாத்தையும் நிக்க வச்சாங்க சிஸ்டர். என்ன மட்டும் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு நிக்க வச்சாங்க. எல்லாருமே அத பண்ணாங்க. இவர் மட்டும் ஏன் என்னை மட்டும் கார்னர் பண்ணும்?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் வந்து ஒரு மாரி அழுது, ஒரு மாரி ஆக்ரோஷமா பேசுனங்காட்டி, அப்புறம் சிஸ்டர் இருந்துட்டு, சரி! நான் சொல்றேன்ல, நீ போ கிளாஸ்க்குங்காட்டி, நான் திரும்பி ஒரு மொற மொறச்சுட்டுதான் சாரையே, நான் வந்து கிளாஸ்க்கு போனேன். அப்
ஏன்னா நம்ம எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டோம்னு சொல்லிட்டு, அவங்களே தண்ணி தெளிச்சுவுட்டாங்க. ம். ம். ஆமா. அப்படிங்களா? அப்ப தான் அடங்குவீங்க. ஐயய்யோ! ஆமா. ஐயய்யோ! அதனால தாங்க, உங்கள போட்டு அடிச்சு போட்ருக்காங்க. என்னன்னா, அதாச்சும் இந்த மாரி அடங்கா பிள்ளைங்கல்லாம் என்ன பண்ணிருக்கனுன்னா, அடி அடிக்கு உதவா அண்ணன் அண்ண தம்பிக்கு உதவ மாட்டான்னு சொல்ட்டு, உங்கள போட்டு அடிச்சு போட்ருப்பாங்க. தெரிஞ்சு போச்சுங்க.
<laughs> ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம 10த் முடிஞ்சிருச்சு. இந்த பொதுத்தேர்வும் முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டோம். இப்ப 11துக்கு போறோம். புது மாணவர்கள்லாம் வராங்க. புது மாணவங்கள ரேக்கிங் பண்றது, அந்த மாதிரில்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு, ரொம்ப இப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம சிறு குழந்தைகள்னு ஒரு நெனைப்பு. 11ஆம் வகுப்பு போனா, அந்த ஸ்கூலுக்கே நம்ம தான் பெரியவங்க அப்படிங்கற ஒரு ஒரு எப்படி சொல்றது? <chuckles> ஒரு தலைகணம் நமக்கு வந்துரும். அப்படி வரும் போது நெறைய பேர் எப்படி சொல்றது? என்னென்ன குரூப் அதுல வந்து தனித்தனியா வ வகுப்புகள் இருக்கும், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது, ரொம்ப ஈஸியான வகுப்பு இருக்கும், ரொம்ப கஷ்டமான குரூப் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியமான குரூப்புக்கா போய் எடுத்துட்டேன். அப்போ ப மாணவங்கள்லாம் வரும்போது, அப்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா, அ நமக்கு முக்கியமான பாடங்கள்ல, இப்ப எப்படி சொல்றது? பப்ளிக் எக்ஸாம்ல மட்டும் தான் நான் பாஸ் ஆவேன். மத்த எல்லாமே ஃபெயில் ஆயி்ருவேன். அப்படி இருக்கும்போது, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் அப்படில்லாம் வைப்பாங்கள்ல. அப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன். அ எப்படினா, எங்களோட கெமிஸ்ட்ரி மிஸ், பிசிக்ஸ் மிஸ் எல்லாம் ரூம்ல பு பு ஒரு கிளாஸ் ரூம்ல பூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. நல் என் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். அதா என்ன நல்லா படிப்பால்ல, என் பிரண்ட். அவதான் கிளாஸ் டாப்பரு. அவ நல்லா ஒரு 2 மார்க் தான் கம்மி. சரிங்களா? அவளையும் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க, எல்லாரும் அந்த வகுப்பறைல கூட்டிட்டு வந்துட்டு, என்னோட பேப்பருக்கு அவள அடிச்சாங்க. எனக்கு இன்னுமே மறக்க முடியாது.
ம். ம். சரி. ம். ஏன் உங்க பேப் பேப்பருக்கு அவங்கள அடிச்சாங்க?
அ நீதானே அவளோட நாங்க 2 பேரும் ரொம்ப அப்படியே ஜிகிரு தோஸ்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அ 2 பேரும் ரொம்ப ஒரு ஜிகிரு தோஸ்து மாதிரினு சொல்ட்டு, "நீ மட்டும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர்ற. அது பாரு ஃபெயில் ஆகி கெடக்குது. இது என்ன 10 மார்க் வாங்கி வைச்சிட்டிருக்குது. ஏன் நீ சொல்லித் தர மாட்டீயா?" அ "மிஸ், அவ ஃபெயில் ஆனா அவள அடிங்க மிஸ், என்ன எதுக்கு?" நீங்க தானே எப்ப பாத்தாலும் சுத்துறீங்க. அ கழிவறைக்கு போனாலும் ஒரே ஒரு இது இதாதான போயிட்ருக்கீங்க. சாப்பட போனாலும் ஒண்ணா தான போறீங்கன்னு சொல்லி, அவள செரியான அடி அடிச்சாங்க. அப்பறம் என்கிட்ட 2 நாள் அவ பேசவே இல்ல. "நீ என்கிட்ட இனிமேல் பேசவே பேசாத. ம் நான் இனிமே உங்கிட்ட பேசவே மாட்டேன். ஆ. நீ ப்ப"
ஆமா. ம், ம். அப்புறமேலையாச்சும், இவங்க அடி வாங்குறத தடுக்கறதாச்சும், ஒரு நல்ல படியா உங்க மிஸ் செஞ்சது நியாயமே இல்லங்க. எந்த விஷயத்திலயும் நெனச்சு பாத்தாலுமே நியாயமே இல்லங்க.
ஆ. இத வந்து இவ அவங்க அப்பா கிட்டயும் போய் சொல்லிட்டு அழுதுருக்கா. எங்க வீட்டுக்கு வந்து, எங்க அப்பா, அம்மா கிட்டயும் சொல்லி அழுதா. ம்.
ஆக மொத்தம் அவங்களுக்காச்சும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்களா, இல்லையா? அவங்களுக்காகவாச்சும்?
இல்ல. அஹ்ன். நான் தான் சொன்னேனே, நான் பப்ளிக்ல மட்டும் தான் பாஸ் ஆவேன்ட்டு. அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மா வந்து சொல்லி, "பாவம் அந்த புள்ள. நீ படிக்கலன்னு சொல்லி, அது கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு, அது அடி வாங்குது. ஆ. நீ எல்லாம் போய்" அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னுமே சிரிப்பு. அவ அடி வாங்கிட்டு அழுதுட்டு நிக்கிறா, ஆனா ஓரத்துல நின்னு, சிரி சிரி சிரிச்சுட்ருக்கேன். அதுக்கப்றம் கிளாஸே வந்து சல் ம் அவதானே ஃபர்ஸ்ட் மார்க்கு, ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி அவ அழுகும்போது, எல்லாம் வந்து கேக்கும்போது. "இல்ல எல்லாம் இந்த நாய்னாலதான். இவனாலதான் நான் அடி வாங்குனேன்." அப்படின்னு சொல்லி, அவ இன்னுமே அவளுக்கு கொழந்த பொறந்திருச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு. அந்த கொழந்தை கிட்ட சொல்லுவா, "டேய்! நீ யார்கிட்ட வேணா நட்பு வச்சுக்கோ, இந்த படிக்காத லாஸ்ட் பெஞ்ச்ங்ககிட்ட மட்டும் வச்சுக்காத. ஏன்னா இவனால அப்புறம் நீதான் அடி வாங்குவ." அப்படின்லாம் சொல்லி ரொம்
ம். ரொம்ப உங்களோட பள்ளி நாள்கள பத்தி ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. சில சமயங்கள்ல எனக்கே நகைச்சுவையா இருந்துச்சு. உங்கள்ட்ட அழகாக அந்த தருணத்தெல்லாம் என்கிட்ட எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
உங்ககிட்ட பேசுனது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.